கண்டிப்பாங்க, இந்த ஹோம் டூர்ன்னு நீங்க சொல்லும்போது ஞாபகம் வருது, அது அதெல்லாம் இ எவ்ளோ ஒரு பிரைவசி நீங்க சொல்ற மாரி. திருடனுக்கு மொதல் கொண்ட எல்லாருக்குமே, எந்த விதமான ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தரா இருக்கட்டும், அ, அவங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்கள கூட இருக்கட்டும், அவங்க எங்கெங்க வந்து, என்னென்னவெல்லாம் பண்ணலாம், அப்டிங்கிற மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிறாங்க.
கண்டிப்பாங்க. எந்த சந்து இருக்கு, எந்த பொந்து இருக்குன்னு எல்லாத்தையும் காம்ச்சறாங்க இதில வேற இது கூட ஒரு ஒரு விதமா ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க, இது என்னது ஜுவலு ஜுவல் செட் டூருன்னு சொல்லி போட்றாங்க பாருங்க 100 பவுனு இருக்கு 200 பவுனு இருக்குன்னு. <chuckles> ஐயயோ.
அப்பறம் என்ன? ஆமாங்க. ஓ! இப்டியுமா? ஓ! இதெல்லாம் பண்றாங்களா இப்போ, பரவாலங்க நான் பாக்காத இருக்கிற வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நல்லது
ஆமாங்க, 100 பவுனு அசால்டா எடுத்து காட்டுறாங்கங்க, YouTubeல அவங்க சேனல்ல 50 பவுனு இருக்கு 100 பவுனு இருக்குன்னு செட் செட்டா காட்டுறாங்க. எங்க வீட்ல ஒரு 2 பவுன் செயின் வெக்கிறதுக்கு உயிர் பயமா இருக்குதுங்க. <laughs>
ஐயோ! கண்டிப்பாங்க. வே இ நானே இப்போ என் கழுத்தில போட்டிருக்கிறதே ஒரு 1.5 பவுன் தான். அதுவே செயின் என் கழுத்தில இல்லாத மாரி தான் இருக்கு. எங்க வீட்ல அப்போமே பைக்லல்லாம் வெளியே போறோம்ன்னா கழட்டி வைக்காம நீ போக்கூடாது. இப்போலா ரூ. 2,00,000 <chuckles> இதுவே, போனா எப்டி வாங்குறது, அது போனா பரவால்ல.
ம். ஆமாங்க, 1 பவுனு ஒரு லட்சங்க, 1,00,000 அப்போ
ஆமா, உன்ன எதா பண்டாங்கண்ணா என்ன பண்றதுன்ற மாரி, நெறைய விஷயங்கள் போய்ட்டிருக்குங்க. இந்த சமூக வலைதளங்கள் ஆனா, நம்ம இந்த ஊடகங்களுக்குல்லாம் நாம் ஒரு எல்லை ஃபிக்ஸ் பண்ணிறணும். இவ்ளோ நேரம் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த இந்த விஷயங்கள் தான் பாப்பேன். நமக்கு வந்து இது வாழ்க்கைக்கு தேவைப்படலயா, அத பாக்க மாட்டேன் அந்த மாரி விஷயங்கள் ஆகட்டும் நீங்க வெளியே போய் வெளையாடுங்க, 4 பேர்த்துக்கு முடிஞ்சா எதாச்சு உதவி செய்ற மாரி விஷயங்கள். அட்லீஸ்ட் நீங்க கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எது எது பண்ண முடியும் அதாச்சும் ஒரு வொர்க்கவுட் பண்ணலாம். ஒரு ஜாகிங், வாக்கிங் இந்த மாரி விஷயங்கள், நல்ல பழக்கங்கள பழகிட்டு. இந்த மாரி விஷயம் நம்ம குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் யாருமே பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பழகிட்டு, இந்த பவுன்டரி கண்டிப்பா எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணா லைஃப் நல்லாருக்கும்னு நெனைக்கிறேங்க.
நிச்சியமாங்க. ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க.